எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுவாங்க. இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு பயன்படுத்த மாட்டாங்க. இஞ்சி, பூண்ட அப்ப அப்பதிக்கி வேணா, அதுவும் இல்லாம எண்ணெயில வதக்கி அதை அரைக்கும்போது, அதோட நறுமணமே வேல வேற சுவையில இருக்குங்க அது. நீங்க கண்டிப்பா அத முயற்சி பண்ணி பாருங்க. நார்மலா நீங்க இப்ப இஞ்சி, பூண்டு இல்ல இஞ்சி, பூண்டு
ஆ, அப்போதைக்கு அரச்சு, ஆ. கண்டிப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இன்னைக்கு தான் பண்ணேன். <chuckles> நாளைக்கு முயற்சி பண்றேன். <chuckles>
ஓ! கண்டிப்பாங்க. இஞ்சி, பூண்ட வந்து நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாம, இஞ்சி பூண்ட நீங்க எண்ணெயில வதக்கி அரைக்கும்போது அதோட சுவையே வந்து வேற லெவல்ல, இந்த மாரி என்ன பண்ணணும்.
ஆ. ஓ! அப்ப இதுதான் முழுக்க ஒரு இது சீக்ரெட் ரெசிபின்னு சொல்றீங்க. சீக்ரெட்டான இது இன்கிரீடியன்ட். ஆ.
ஆமா. ஆமாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே எண்ணெயில பொன்னிறமா வதக்கிக்கிட்டு,
அதில உப்பு போட்டு வதக்குவீங்களா? இல்ல, சும்மாவே வதக்கினா போதுமா?
உப்பு போட்டுக்கலாம். அது சீக்கிரமா வதங்கக்கு நம்ம உப்பு போடணும் இல்லையா? உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணிடுவாங்க, அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தேங்காய்.
ஆமாமா. ஆ. ஆ.
கொஞ்சோண்டு சோம்பு.
ம்.
2, 3 மெளகு. ஆ அதுக்கப்புற மேல ஒரு பிஞ்ச் ஜீரகம். இது எல்லாத்தையுமே ஜீரகம், ஜீரகம்.
சீரகமா? அது, இதோட காம்போ நல்லாயிருக்குமாங்க?
1 பிஞ்ச் போடணுங்க. அது ஜீரணத்துக்கு அந்த தேங்காய் கூட போட்றோனால அது நல்லாயிருக்குங்க அது. இது எல்லாத்தையுமே ஒரு அந்த ஏற்கனவே வதக்கிட்டோம் இல்லையா? இதில அப்படியே ஒரு பெரட்டு, பெரட்டி 2 முந்திரி பருப்பு
சரி, சரி. ஆ. சரி, சரி. ஆ. ஆ.